ம், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தமாரி இருக்கிற வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனா, நாம குறைச்சுக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நாள் நம்ம ஸ்கிப் பண்றது வந்து பைன். அந்த ஸ்கிப் பண்றதே வந்துட்டு ஒரு பிஹேவியரா ஆயிறடக்கூடாது. இப்போதைக்கு அது இன்னும் பிஹேவியரா ஆகாம இருக்கு. அது ரொம்ப ஒரு ஃப்ராமனன்ட்டா ஸ்கிப் பண்ணாம வந்துட்டு இருக்கு. ஆனா அந்தமாரி அது ஆகாம இருக்கணுன்னா, நான் இந்தமாரி சில விஷயங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். இப்போ நான், எங்க அம்மால்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. இப்ப கொஞ்சம் உடம்பு குறைஞ்சுருக்கு, நல்லா இருக்கு பார்க்க. மொகம் ந பளிச்சுண்டு இருக்கு, அப்பிடியெல்லாம் சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐ ஜாலி! கண்டிப்பா வந்து நாளைக்கும் நம்ம வந்து இத செய்யணும், பண்ணணும் அப்பிடிங்கிறமாரி எல்லாம் வந்து எனக்கு தோணும்.
ஆயிறக்கூடாது. இருக்குது. ஆஹா! ம். செய்யணும். அந்த ஒரு உற்சாகம் கிடைக்கிதுல்ல. வே வேற எதையாவது தியாகம் பண்ணலாம் அப்பிடின்னு நினைக்கிறீங்களா? இந்த பயிற்சிய தொடர்ந்து, இந்த பழக்கத்த நானு கைவிடாம இது ஒரு பிரயோஜனமான பழக்கம். ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம், அப்பிடின்றதனால, வ் ஒரு சில விஷயங்கள ஒதுக்கி வச்சுட்டு வச்சுக்கிட்டாவது இத நானு அ தொடங்கணும், திரும்பவும் அப்பிடின்னு ஏதாவது ஒரு யோசனை வச்சிருந்திருக்கீங்களா?
ஆமா. ம். மொதல்ல என்னோட லேசினஸ்ஸ வந்து நான் ஒதுக்கி வச்சே ஆகணும். அதேமாரி, ஆமா. அதே மாரி வந்துட்டு பெயின்.
எப்பயாவது. கவர்ச்சி ஒதுக்கி ஆவணும். ம். இரு மற்ற காரியங்கள், ஒரு வேலைகள், அ ரொட்டின் ஒரு ஷெட்யூல் இருக்குல்ல. அதில இத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அதில வந்து இத, இதுல, இதில நம்ம நுழையலாம். அப்ப அந்த பளுவு குறையும்ல, அப்பிடின்னு அந்த ஆர்வத்த அ அப்பிடி ஏதாவது.
ம், கண்டிப்பா இருக்கு. என்னோட மார்னிங்ஸ நான் ஃப்ரீ பண்ணணுன்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து நிறையா எனக்கு இப்ப காலையில எந்திரிச்சாலும், ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவேன், இல்ல ஒரு வொர்க் பண்ணுவேன். இதனால என் மார்னிங்ஸ கொஞ்சம், கொஞ்சம் ஸ்பேஷியஸா ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க எனக்கு நிறையா ஒரு கேப் கிடைக்கும் கண்டிப்பா, ஃபில் பண்றதுக்கு. மார்னிங் வந்து கொஞ்சம் ஏன்னா, சில நேரம் இப்போ <smacks lips> இப்போ மார்னிங் வேற எந்த வேலையும் இல்லாட்டி ஒரு 8:00 மணிக்கு எந்திரிச்சேன்னா கூட, இப்ப போய் எக்சர்சைஸ் பண்ணிக்கலான்னு தோணும். ஆனா, நான் 8:00 மணிக்கு ஒரு வேலையோட தான் இருக்கேன் இப்போ. அதனால எனக்கு அது அங்க கான்ட்ரடிக்ட் ஆகுது. சோ, எனக்கு இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தோணுது. ஏன் அந்த 8:00 மணி வேலைய, நம்ம முன்னாடி நாள் சாயங்காலமே செஞ்சு முடிக்கக்கூடாது? காலையில நம்ம ஃப்ரீயா இருக்கலாமே! அப்பிடின்னு.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ஆமா.